நிச்சயமாங்க, இதுபோல பண்ணாத ஒரு நாளே ஆனா, வந்து என்னவொரு விஷயம்ன்னா, நம்ம சாப்டுறதுக்குலாம் வந்து இந்த கீழ தான் போயிட்ணும். <swallows> ஆனா, சாப்டுற இத மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி கீழ அழைச்சிடுவாங்க. ஏன்னா, எல்லாரும் குடும்பமாதான் உக்காந்து சாப்டுவோம். ஆனா, நான் வந்து வெளியலாம் போயிட்டு வரும்போது, அதாவது அ என்னோட காலேஜா இருக்கட்டும், வேற எதுனா, என்னோட கிளாஸா இருக்கட்டும். நான் போயிட்டு வரும்பொழுது, நான் அங்கருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி, இல்லன்னா, எனக்கு பிடிச்ச தந்தூரியா இருக்கட்டும், வே எத பர்கரா இருக்கட்டும் அதுபோல வாங்கிட்டு வந்து, கம்ஃபோர்ட்டா நீங்க சொன்னாப்போல வந்து, அது எல்லா விஷயத்தையும் பெட் மேல அப்பிடியே சாஸ், கீஸ் எல்லாமே ரவுண்டா வச்சிட்டு, லேப்டாப் ஓப்பன் பண்ணி Netflix, ஆ Jio Hotstar, அதுபோல இது நம்மளுக்கு புடிச்ச ஒரு ஷோ பாத்துட்டே ரசிச்சு சாப்டுற ஒரு ஃபீல், சான்ஸே இல்ல.
சரிங்க. கண்டிப்பா. சூப்பரா இருக்குங்கல்ல. அது, அதுவும் நம்ம தனிமையா உட்கார்ந்து பண்ணும்போதுதான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். யாரா அறையில இருந்தா நமக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, கொஞ்சம் கூட. நீங்க எப்பிடி அது பார்ப்பீங்க?
ஆமா. நிச்சயமா. நான் வந்து பாத்தீங்கன்னா, பாக்குறவ என்னோட தம்பி யார், யாருனா வராங்க அப்பிடின்னா, "பாக்குற போலன்னா, உக்காந்திர்டா பாருடா!" அப்பிடின்னுவேன். சம் டைம்ஸ் அவனுக்கு "இல்ல நான் இது பாக்கப் போறேன், நான் அது பாக்கப் போறேன்னா" ஒரே எட்டு உடுவேன். "ஒழுங்கு மரியாதையா கீழ போய் டிவியிருக்குல, கீழ இருக்க டிவில பாரு! இல்லன்னா, ஹால்ல இருக்க டிவி பாரு. என்ன வந்து என் ரூம்ல இருக்கிறது வந்து டிஸ்டர்ப் பண்ணாத!" அப்பிடி சொல்லும்போது, அவனும் வந்து பாத்தீங்கன்னா, ஏ ரொம்ப தான் பண்றா! அப்பிடின்ட்டுப் போயிடுவான் எனக்கும் அந்த சம் அ பாக்குறது ஓகே, ஆனா, டிஸ்டர்ப் பண்ணக் கூடாதுன்டு ஒரு விஷயம் இருக்குல! அந்த நம்மளுக்கு புடிச்சது ரசிச்சு ருசிச்சு சாப்ட்டுக்கிட்டே பாக்கணுன்டு ஒரு ஆசை இருக்கும். அத டிஸ்
கண்டிப்பாங்க, நிச்சயமா. அந்த தனிமையா ஒரு, ஒரு உணர்வு இருக்கும்போது நமக்கு நல்லா இருக்கும். அந்த இதுவே.
நிச்சயமா, ம் நிச்சயமா. அது மந்
இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அறையில வந்து நான் அழகா, இந்த ஸ்டிக்கர்ஸ் அப்பிடின்னு சொல்லுவாங்க இல்லயா! ஆங்கிலத்துல. அழகா வந்து நான் ஒட்டிருப்பேன் நிறைய இடத்துல. பட்டாம்பூச்சியா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். இல்ல, பிடிச்ச ஒரு விஷயங்கள்லாம் நான் ஒட்டிருப்பேன். அந்தமாரி நீங்க அறையில அழகா அலங்காரம் பண்ணிருக்கீங்களா?

நிச்சயமா. என்னுடைய பெட்ரூம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எந்த அளவுக்குனா, எனக்கு 1டு முதல் முதலா அது கட்டம்போது தான் அந்த கம்ஃபோர்ட்டோ ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இல்லாம இருந்தது. ஆனா பழக, பழக பாத்தே நமக்குன்னு இந்த இடத்துல வந்து இப்டி, இப்டி எர அரேஞ் பண்ணா வந்து, நம்மளுக்கு பிடிக்கும், இல்லையா? இந்த பெட்ட வந்து இங்க போடனும். டேபிள் இங்க போடணும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்க போடணும். அப்டின்ட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம பாத்து, பாத்து பண்ணும்பொழுது, அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து எ எப்பனா எனக்கு உடம்பே முடியாத டைம்ல அப்டியே காலேஜ்லாம் விட்டுட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா, அப்டியே பேக போட்டுட்டு அப்டியே படுக்கும்பொழுது, அந்த அளவுக்கு ரொம்பவே அந்த கம்ஃபர்ட்ஸ் ஆ வந்து இருக்கும். எனக்கு வந்து அந்த மன நிம்மதியாவும் இருக்கும். அதே ப் அந்த நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னோரு ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் வந்து ஒண்ணு விப்பாங்க. அதாவது நம்ப ஒரு டிவிலருந்து இல்லனா, மொபைல் இருந்து கனெக்ட் பண்ணா மேலல்லாம் சீலிங்கில வந்து நம்ம இது பண்ணிக்கலாம்.
சரிங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க. ஓ! அந்த மாரி ஒரு அ ஓ! அந்த ஸ் ஒரு ஃபோன்ல வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க, இல்லையா? அந்த மாரி.
ம். அ டியே தியேட்டர். தியேட்டர். ஆமா. அது போல வந்து பாத்தீங்கன்னா, தியேட்டர் செட்டப் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உடஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்னோட அப்பா வாங்கின்னு வந்து இது பண்ணும்பொழுது, அ என்ன மொபைல கனெக்ட் பண்ணிட்டா, அது மேலே வந்து சீலிங்ஸ் இருக்கும்ல, ஒயிட் நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல ஓ இது பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதனால கிளியரா தெரியும். அவ்ளோ சூப்பரா இருக்கும்! அப்டி சூப்பரா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு
சரிங்க. ஆமாங்க. நிச்சயமாங்க. சூப்பருங்க! அது வந்து ஒரு புரொஜெக்டராங்க?
ஆமா. அது ப்ரொஜெக்டர் மாரி. ப்ரொஜெக்டர்னா பெருசா வந்து காசு அதிகமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு, ஒ ஒரு 5000க்குள்ள தான்.